சரி. ஏதாவது ஒரு நாள் உங்க கிட்ட பேசணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சேன். ஆனா, அன்னைக்கு சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்தப்புறம் எல்லாம் தூக்கமே ஒரு மாரி தூங்கும்போது எல்லா பழைய நினைவும் கண் முன்னாடி வர ஆரம்பிடிச்சது.
ஓ. அப்படியா? நீங்க எவ்ளோ அ நிமிஷத்துக்கு அ உங்கள பார்த்திருப்பீங்க? என்ன மாதிரியான <tsk> உரையாடல் அ மாற்றம் இருந்தது? அந்த பழய பாண்ட் அப்படியே இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல.
ஆ. ம். ம். ஆ அது ரொம்ப அ. இல்ல இல்ல. ஒரு அ ஒரு இதுல தானே சந்திச்சேன். அதனால கடை வீதியில. அதனால ரொம்ப நேரம்லாம் பேச முடியல. ஒரு 10, 15 நிமிஷம் 2 பேரும் பேசியிருப்போம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பேசுறேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட தொலைபேசி எண்ண வாங்கிட்டு நான் வந்துட்டேன். அ ஆனா வீட்டுக்கு வந்தப்புறம் எல்லாம் ஞாபகம் வந்தது. அதெல்லாம் சொன்னா வந்து அதெல்லாம் நினச்சா எனக்கே கொஞ்சம் சிரிப்பு வந்தது. <chuckles>
ம், ம். ஓஹோ! ம். ஆஹா. பள்ளி பருவத்தில இந்த மாதிரி ம்.
<chuckles> ஆ எவ்ளோ எவ்ளோ நம்ம வந்து ஒரு முட்டாள் மாரிலாம் நடந்துகிட்டு இருக்கோன்லாம் தோணுச்சு எனக்கு. ஆ அப்போலாம் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யாராவது வேற தோழிகளோட அவங்க ரொம்ப பேசினா எனக்கு பிடிக்காது அது. சண்டை போட்டுக்குவேன். <chuckles> அ. ஆ.
ம். ஓ ஆமா. ம். <whistles> நம நமக்குன்னு ஒரு ஒரு மத்தப் ஒ 1 2 தோழிகள் இருப்பாங்க. உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது தானே நம்மக்கு வழக்கம்.
ஆ. அ ஆ. அதெல்லாம் ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து நான் வந்து கோவமா இருந்தா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பர்ல வந்து ஏதாவது எழுதி் குடுப்பாங்க என்கு எனக்கு. <giggles> ஆ. இ இ "ஏன் என்கூட கோவமா இருக்க" அப்டின்னு சொல்லி நேரா பேசுறது கூச்சப்பட்டுக்கிட்டு. <giggles> அதுக்கு வந்து நான் ஏதாவது பதிலுக்கு வந்து எழுதி் குடுப்பேன். இதெல்லாம் நடக்கும் அப்பல்லாம். <chuckles> ம்.
ம்ஹம். ம். ஓ! ஓ! <laughs> ஆஹா! அதுக்கப்புறம் நீங்க அ செல்ஃபோன் எண் மாற்று கிட்ட தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி பேசினீங்களா?
ஆ, ஆ.